இப்போ இந்த வளர்ந்து வர தொழில்நுட்பத்தில <inhales> இசை ஆர்வத்தை க்கு தூண்டுற மாரி உங்களுக்கு எது வந்து இசை ஆர்வத்த கூட்டுதுன்னு நினைக்கிறீங்க? எந்த ஒரு செயலின்னு வச்சுக்கலாம், <inhales> இல்ல வந்து அ எது வந்து உங்களுக்கு இசை ஆர்வத்த கூட்டுது?
அ நான் இப்ப இந்த காலகட்டத்தில வந்து இசை ஆர்வம் வந்து கூட்டுது அப்பிடின்னு சொல்றத விட, <inhales> இது எந்த அளவுக்கு மாறியிருக்கு அப்பிடின்றதமாரி நான் சொல்றேன், ஏன்னா வந்து, அ Youtube அப்பிடின்ற கேள்விப்பட்டிருப்போம், எல்லாருமே வந்து இப்ப வந்து அதிகபட்சமா எல்லாரோட தொலைபேசிலயுமே வந்து கைபேசிலயும் இருக்கிறது வந்து Youtube. இலவசம். அதனால வந்து அதில வந்து பாட்டு கேட்கிறது வந்து ரொம்ப எளிமை. அதனால வந்து நான் அது தான் வ எ உபயோகிக்கிறேன். அதிலேயும் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமாங்க? இப்ப இருக்கிற தொழில்நுட்பத்தில, முன்ன ஒரு அ இந்த ஸ் நான் பள்ளி படிக்கும் போதுலாம் வந்து ஒரு பாடல் கேட்கணும், இசைய கேட்கணும், <inhales> இல்லன்னா ஒரு கச்சேரியப் பத்தி தெரிஞ்சிக்கணும், அப்பிடி நினைச்சிகோங்களேன்! அப்ப வந்து இந்த CDக்கள் சொல்லக்கூடிய இத வச்சு தான் நாங்க இத தேடி, தேடி பண்ணுவோம். <smacks lips> ஆனா, என்ன வ ஒரு பிரச்சனையாகும் அப்பிடின்னா வந்து <inhales> ஒரு CD வாங்கணுனா, செலவு பண்ணணும். அதுக்கு வந்து அ குறஞ்சது வந்து ஒரு ரூ.50 செலவு பண்றோம் அப்பிடின்ணு வச்சுக்கோங்களேன். ஆ அதில வந்து 10 பாட்டு இருக்குன்னா, அந்த 10 பாட்டு நம்மளுக:கு புடிக்குமா? புடிக்காதான்னு தெரியாது. அதுக்கு ஏத்த மாதிரி வந்து
கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. அது வந்து வேறு விதமா வந்து பாடல்கள் வந்து இருக்கும் இல்லயா! ஒரு பட பாடல்கள் அந்த மாதிரியும் இருக்கும்.
ஆமா. ஆமா. <inhales> ஒரு ப 1 படத்துல வந்து ஒரு 1 பாட்டு நல்ல இருக்கலாம், 2 பாட்டு நல்லா இருக்கலாம். மத்த பாட்டுல்லாம் வந்து நம்பளோட ஏனா, இப்ப வந்து சில இதுல குத்து இருக்கும், குத்து பாட்டு இருக்கும். ஆ 1 காதல் பாட்டு இருக்கும். அது மாரி 1 அழுகையான 1 பாட்டு இருக்கும். அது மாரி இருக்கும். நம்ளுக்கு எல்லா வகையான இசையுமே பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா வந்து
கண்டிப்பா, கண்டிப்பா. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேறுபாடு இருக்கும் இல்லயா? <inhales> ஒருத்தவங்களுக்கு அ ஒவ்வொரு இசை வந்து மேல ஈர்ப்பு அதிகமா இருக்கலாம். அதுக்கும் முந்த காலத்துல வந்து <inhales> இந்த FM ரேடியோக்கள் வந்து முன்னாடிலாம் ரேடியோக்கள்ல தானே பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க?
ஆஹா. ஆமா. ம்ஹ்ம். அதுல வந்து என்னனா, அதுல நம்பளுக்கு வந்து தீர்வுகள் வந்து பண்ண முடியாது. என்ன பாடல் வருதோ அத தான் நம்ம வந்து ஒத்துக்க <inhales> ஆனா, அந்த நேரங்கள்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னு வச்சிகோங்களேன், <inhales> எல்லா இசையும் வந்து, உணர்வு பூர்வமா இருந்த மாதிரி எனக்கு ஒரு தோணியிருந்தது அண்ட் நான் வந்து முழுசா வந்து அந்த காலகட்டத்துல அவ்வளவா கேட்டது இல்ல. எஃப்எம் வந்து அவ்வளவா கேட்டது இல்ல. நான் வளர்ந்த காலத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னு வச்சிகோங்களேன், <inhales> CDகள் ஆ கேசெட்‌ல கூட நான் கேட்டது இல்ல. ஆ CDகள் தான் 3/4வசி கேட்டுருக்றேன். ஆனா, FMல வந்து எனக்கு தெரிஞ்சி வந்து பாத்தீங்கன்னா, நம்ளால வந்து ஒ எது வருதோ அத தான் கேட்க முடியும். ஆனா, வந்து CDக்கள்ள வந்து நம்ப தேர்ந்தெடுக்கலாம். இல்ல இல்ல எனக்கு இந்த பாட்டு வேணா. நம்ம இத எடுத்துக்கலாம். அப்டின்னு, ஒரு சின்ன தேர்வு இது இருக்கு. <inhales> ஆனா, இப்ப தொழில்நுட்பம் Youtube ஏன் எனக்கு ரொம்ப பூடிச்சிருக்குனா, இப்ப நான் 1 பாட்டு கேட்குறேன்னு வச்சிகோங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு நல்ல எனக்கு இப்ப இருக்குற <inhales> ஆ நிலைமைக்கு வந்து, நைட் தூங்கப் போறதுக்கு முன்னாடி ஒரு <inhales> அழகான, ஒரு கானமான ஒரு ஆ ஆ என்ன சொல்றது? இன் மெல்லிசையான 1 பாட்டு கேட்கனும் அப்டின்னு தோணுது அப்டின்னு நெனைச்சிகோங்க. அப்ப வந்து நான் 1 பாட்டு அத கேட்டேன்னா அத பின் தொடர்ந்து 10 அதே மாரி பாட்டு வரும்.
ஆமாமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா, ஆமா. அதுவே வந்து இந்த சஜஷன்ஸ் வந்து கொடுக்கும். இந்த மாதிரி நீங்க கேட்கலாம். இது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்டீங்கிற மாதிரி இல்லயா?
ஆ. ஆமா. அந்த ஏனா இப்ப வந்து உதாரணத்துக்கு அந்த அல்கோர்தமே வந்து அப்டிதான் வேல செய்யுதுன்னு அவங்க சொல்றாங்க. ஏனா, வந்து நம்ம எதமாரி தேட்றமோ, இல்ல உதாரணத்துக்கு வந்து நான் ஒரு அ இசையமைப்பாளர பத்தி தேட்றேன் அப்டீன்னா, அந்த இசையமைப்பாளர் பாடுற பாடல்கள் தான் நிறைய வரும். அதனால வந்து இது என்னோட ஏனா, நான் இப்ப 10 CD வாங்கி அதுல 2 பாட்டு தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றத விட, இது வந்து எனக்கு செலவும் இல்ல. அ வெறும் அந்த இணையத்துக்கான செலவு மட்டும் தான், நான் செலவு பண்றேனே தவர, மத்தபடி நான் ஒரு தடவ அது தேட ஆரம்பிச்சன்னா, எனக்கு ஏத்த மாதிரி அந்த பாடல்கள் வருதுன்னும்போது, இந்த தொழில்நுட்பம் வந்து என் இசை ஆர்வத்த இன்னும் அதிகமாக தான் ஆக்கியிருக்கு. ஏனா, எப்பயுமே வந்து நம்மளுக்கு வந்து எளிமையாகுறதுக்குத் தானே, இந்த தொழில்நுட்பம்ன்றது வந்து நம்ம ய உபயோகப்படுத்துறோம். அப்டினம்போது வந்து, <inhales> இது வந்து எனக்கு ரொம்ப ஈசியா இருக்கு. அதே நேரத்துல வந்து ம்.
<smacks lips> ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமாமா. இப்ப வந்து இசை நிகழ்ச்சிகள்லாம் நடத்துறாங்க பாத்தீங்களா? ஒரு, ட ஒரு சாங் டைரக்டர் இருக்காங்க அப்டீன்னா, <inhales> அ அவங்க வந்து இசை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்துறாங்கல. அந்த மாதிரி ஏதாவது நீங்க போன அனுபவம் இருக்கா? <inhales> அ அந்த பங்கேற்ற அனுபவம் இருக்கா?
ஆமா. ஆ எனக்கு வந்து அ இசை ஆர்வத்தில வந்து ஆ சில போயிருக்கேன். ஆனா வந்து எனக்கு அவ்வளவா அது பிடிச்சதில்ல. ஏன் அப்பிடின்னா வந்து, சில நேரங்கள்ல மட்டும் தான் வந்து, சில இடத்துல மட்டுந்தான் எனக்கு வந்து உண்மைய சொல்லணுனா வந்து, <inhales> நான் வந்து கண் குளிர பார்த்து <inhales> அந்த உணர்வோட அந்த இசைய கேட்கும்போதுதான், எனக்கு வந்து இதுவா இருக்கும். ஏன்னா, உதாரணத்துக்கு வந்து இப்ப நம்ம படம் பார்க்குறோன்னு வச்சிக்கோங்களே! அதில நடிகர்கள் நடிப்பாங்க. அந்த இசைக்கு ஏற்ப வந்து அவுங்களோட முகபாவனைகள் இருக்கும். ஆ அது வந்து
கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது நீங்க எக்ஸ்பிரஷன்ஸ், எமோஷன்ஸ்லாம் வந்து இது பண்ணணு நினைக்கிறீங்க இல்லயா?
ஆமா. அப்பிடின்னம்போது வந்து, எனக்கு வெறும் அந்த அ அதிலயும் இப்ப இருக்கிற கச்சேரிகள்லாம் பார்த்தீங்கன்னா, இசை கச்சேரிகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களே, ரொம்ப வந்து செயற்கையா மாறிடுச்சு. <inhales> ஏன்னா, வந்து ஆ ம் ரொம்ப ஆ ஆ ஆர்வம்-, ஆர்வமா இருக்கிற ரசிகர்கள் கூட வந்து ஏமாற்றத்தோட வராங்க. ஏன்னா, வந்து 30,000, 40,000 பேர கூப்பிட்றாங்க. ஆனா, அதுக்கான ஸ்பே அ சரியான கவனிப்பு அங்க இருக்கிறதில்ல. ஏன்னா வந்து, ஆ ஆ தண்ணீ கூட சில இடத்தில நான் சில இடத்தில எல்லாம் போயிட்டு வந்து, என்னடா! இது வெளிய போ ஏன்னா எனக்கு முடியல. ஏன்னா, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வீட்டுக்கு போயிர்லாம், அப்பிடின்னு நினைக்கும்போது வந்து வெளிய போறதுக்கு கூட வசதி இல்லாமல்லாம் <inhales> சில நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு.
கண்டிப்பா, கண்டிப்பா. அதுவும் உண்மை தான். ஆ அதுவும் இல்லாம இந்த மாரி அதிகமா நீங்க சொல்றதுல இருந்து சொல்றேன். <inhales> அதிகமா கூட்டமா சேர்ற அந்த கச்சேரிகள்ல வந்து <inhales> ஸ்க்ரீன் போட்டு காட்டுவாங்க. நம்ம ஸ்டேஜ கூட முழுமையா பார்க்க முடியாது இல்லயா!
ஆமா. <inhales> ஏன்னா வந்து முன்ன இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் வந்து பள்ளி படிக்கும்போது எல்லாம் வந்து, சில கச்சேரிகளுக்கு எல்லாம் வந்து, போயிருக்கேன். உதாரணத்துக்கு வந்து ஆ <inhales> இந்த கர்நாடிக் இது எல்லாம் இருக்கு இல்லங்லயா. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வச்சுக்கோங்களேன் இங்கே <inhales> ஆ ஆ அது பேரு என்ன? மியூசிக் அகாடமி அப்படினு சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு இடம். அங்க வந்து போனீங்கனு நெனைச்சுக்கோங்களேன் <inhales> அது வந்து 1 1000 பேர் மட்டும் தான் உட்கார முடியும் அப்படின்றமாரி அளவுக்கு, அந் எனக்கு சரியான இது தெரியல. எண்ணிக்கை தெரியல. ஆனா, ஒரு குறுகிய நம்பர் மட்டும் தான் உட்கார முடியும். <inhales> அப்படினும்போது வந்து, அவங்கள வந்து, நம்ம ரொம்ப கிட்ட பார்க்கலாம். அவங்களோட எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. யாரும் கத்தமாட்டாங்க. எங்கயும் ஸ்கிரீன் கிடையாது. நீங்க சொன்ன மாரி, <inhales> அந்த ஸ்கிரீன்‌ல தான் பார்க்கனும்னு அவசியம் கிடையாது. <inhales> அவங்கள வந்து மேடையில நல்லா பார்க்கலாம்.
ஓகே. ஓ! ஆ. நேராவே, நேரலையா, நீங்க பார்க்கலாம்.
ஆமா. அது வந்து ஒரு வித்தியாசமான உணர்வ கொடுக்கும். ஆனா, இப்ப வந்து, இந்த மக்கள் தொகைய வந்து நெறைய பேரை காமிக்கணும், நெறைய பேரை காமிக்கணும், நெறைய பேரை காமிக்கணுன்னே
ஆமா. ஏன்னா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா? மக்கள் தொகைய அதிகமா கூட்டி டிக்கெட்லாம் விலை போட்டு, 1 லைவ் ஷோ கண்டக்ட் பண்றதா வந்து கூப்பிடுறாங்க. <inhales> ஆனா, வந்து அங்க லைவ் ஷோவே நம்ம போய் ஸ்க்ரீன்ல தான் பார்த்துட்டு வரோம் இல்லையா?
ஆமா. அது வந்து எனக்கு இப்ப புடிக்கிறது இல்ல. <inhales> அதனால வந்து இப்ப நான் வந்து அப்பிடி பாக்குறதுக்கு நான் வந்து எங்க வீட்ல இருக்கிற டிவிலேயே பார்த்துர்லாமே? அந்த ஸ்க்ரீன்‌க்கு பதிலு. அதனால வந்து அ அதனால நான் இப்ப அதுக்கு எல்லாம் போறதில்ல. <inhales> அண்ட் இப்போ இன்னூறு ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த <inhales> அ இசை வெளியீட்டு விழாக்களுக்குலாம் முன்ன போயிட்டு இருந்தேன். சின்ன சின்ன ஏன்னா, என் நண்பர்கள்லாம் வந்து சில பேர்லாம் வந்து அதுக்கான <inhales> இலவச ஆ இது எல்லாம் டிக்கெட்லாம் வாங்கி குடுப்பாங்க. அதில எல்லாம் நான் போயிட்டு இருந்தேன். ஆனா, அதில கூட என்ன பண்ணிட்டாங்க? அப்டீன்னா வந்து, பாட்ட வந்து பின்னாடி பாடவுட் ஏன்னா, முன்னல்லாம் வந்து பெரிய் இப்ப வந்து பெரிய பெரிய இசை நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் தான் அவுங்களே பாட்றாங்க. இல்லன்னு நினச்சுக்கோங்களேன், அந்த பாட்ட வந்து திரையில போட்டு விட்டுட்டு, <inhales> ஆ
அதே ஓ! சரி, சரி. ஆமா. இசை வெளியீட்டு விழால வந்து அவுங்க பாட்றாங்க, <inhales> இல்லயா?
ஆமா. ஆனா வந்து வெளியீட்டு விழால சில வெ வெளியீட்டு விழால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பாடமாட்டாங்க. போட்டு விட்ருவாங்க. இதில. ஸ்கிரீன்‌ல.
ஆ. புரியுது.
அத மாதிரியும் சில வெளியீட்டு விழாக்கள், சின்ன லெவல்‌ல நடக்கிறது எல்லாம் இருக்கும். <inhales> அதெல்லாம் வந்து போறதுக்கே வந்து, ரொம்ப "என்னடா இது? <inhales> நம்ம வந்து யாருனா பாடுவாங்கன்னு வந்தா, இப்பிடி பண்றாங்க." அப்டீன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து
அப்போ நம்ம அந்த டிக்கெட் வாங்கினதும் வேஸ்ட்டு இல்லயா?
ஆமா. ஏன்னா, வந்து நம்ம போனது வந்து அவுங்க முகத்த வேணா பார்த்துக்கலாம். அங்க இருக்கிற நடிகர்கள், நடிகை முகத்த வேணா பாத்துக்கலாம். ஆனா இசைய அனுபவிக்க முடியாது. அது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும். அதனால வந்து நான் அதுக்கும் போறத நிறுத்திட்டேன். ஆனா, இப்ப வந்து அதேமாரி இப்ப எல்லார் கையிலேயுமே வந்து ஒரு தொலை அ அலைபேசி இருக்கு. அப்பிடினம்போது வந்து, அதில வந்து ரொம்ப இந்த அ Apple அப்பிடின்னு சொல்லக்கூடிய இதில இருந்து பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன், லாஸ்லெஸ் அப்பிடின்னு சொல்ட்டு ஒரு இது இருக்கு. அதுக்கு வந்து என்னன்னா வந்து, ஆ இப்ப நீங்க YouTube அதெல்லாம் வந்து கேட்கும்போதுகூட, வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து க்ளாரிட்டி கம்மியா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுல வந்து, ரொம்ப ஆ இந்த தியேட்டர்‌ல பார்க்கக்கூடிய அனுபவத்த வந்து அது கொடுக்கிறதுக்கு வீட்ல கொடுக்கிறதுக்கு இது இருக்கு. அந்த அளவுக்கு
அதுவும் சரி. சரி. ஓ! அதனால வந்து, தியேட்டர் அனுபவத்த வீட்லேயே அனுபவிக்கிறனால, நம்ம அந் அங்க போயி வந்து நேரம் செலவிடத் தேவையில்லேன்னு நீங்க நெனைக்கிறீங்களா?
ஆமா. <inhales> ஏன்னா வந்து ஏன்னா இப்ப அவுங்களும் அதுக்கேத்த மாரி தரமா குடுக்குறதில்ல இல்லைங்கல்லியா. ஏன்னா இப்ப வந்து ஒரு கான்சர்ட்‌க்கு போறோம் அப்டின்னா, அதுக்கு ஏத்த மாரி அதுக்கு அந்த <inhales> ஏன்னா, இப்ப ஒரு டிக்கெட் வந்து சும்மா விலையில்ல, 5000, 10000ன்னு போயிட்ருக்கு. அதுக்கு மேலயே போயிற்றுக்கு. அப்டின்னும்போது
ஆமாமா கண்டிப்பா. ஆமாமா. அதுவும் பெரிய பெரிய ஹீரோக்கள் அப்டின்னா வந்து விலை வந்து அதிகமா தான் இருக்கு.
ஆமா, அப்டின்னும் போது, அதுக்கான அனுபவங்கள அவுங்க குடுக்கலன்னும் போது, ய அதிலயும் இப்ப தொழில்நுட்பம் வந்து, எல்லாத்துக்குமே வந்து, வீட்டுக்குள்ளயே கொண்டு வந்துருச்சு. <inhales> நான் அப்ப வந்து, அஞ்சாயிரம் பத்தாயிரத்து
ஆமா இப்ப வந்து, இந்த ப்ரொஜெக்டர் இதெல்லாம் வந்து, இப்ப ஒரு படம் பாக்குறோம் அப்டின்னா, <inhales> ப்ரொஜெக்டர் வந்துருச்சு இல்லையா, ப்ரொஜெக்டர வச்சி பாக்குறது, வீட்லயே வந்து ஒரு தியேட்டர் ஃபீல் அது குடுக்குது.
அ ஆமா. ஆமா. <inhales> ஏன்னா, இப்ப நான் ஒரு 5000 குடுத்து, ஒரு டிக்கெட் வாங்குறேன். அப்டின்னு கணக்கு வச்சிக்கோங்களேன். அதுக்கு வந்து, நான் ஒரு 2, 3 தடவை போகாம, அத சேத்து வச்சேன்னா அந்த புரொஜெக்டர நான் வீட்லயே வாங்கிறலாமே.
கண்டிப்பா, கண்டிப்பா, அதுவும் கரெக்ட்டு தான்.
அதனால வந்து, நான் வந்து, இப்போ முக் அ தொழில்நுட்பம் வந்து, எந்த அளவுக்கு வந்து மக்கள சேக்கணுன்னு நினைக்கிதோ, அதே நேரத்தில வந்து, <inhales> அது சரியாவும், அவுங்க உபயோகப்படுத்துறதில்ல. ஆ அதிலயும் இப்ப வந்து, இன்னோன்னு, ஓருணு ரென் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னு நினைச்சிக்கோங்களேன். இந்த, சில கச்சேரிகள்லாம் வந்து, லைவ் ஸ்ட்ரீம் அப்டின்சொல்ட்டு, ஒரு இது பண்ணிட்ருக்காங்க. அதெல்லாம் வந்து, வெ அதாவது, ரொம்ப தூரத்தில வந்து நடக்கிற கச்சேரிகள். அதெல்லாம் போமுடியாது. அப்டின்னா வந்து, ஆன்லைன்‌லயே பண்றாங்க. அவுங்க வந்து அதுவும் <inhales> கிளாரிட்டியாவே பன்றாங்க. யா ய என்ன சொல்றது? எந்த அளவுக்கு வந்து நம்ம அவுங்க பதிவு பண்ணி, அ எடிட்லாம் பண்ணி, அத பண்ணியிருப்பாங்களோ, <inhales> அத விட தெளிவாவே வந்து, இப்போ லைவ் ஸ்ட்ரீம் ஆகுது. ரொம்
ஆமா, கேள்விப்பட்ருக்கேன் நான். லைவ்‌லேயே பண்றாங்க அதே இத.
ஆமா. அ நீங்க கூட பாத்திருப்பீங்கல்ல, இந்த இசை அ கச்சேரிகள்லாம் வந்து, இந்த கடசி அ இ போட்டிகள்லாம் நடக்குது இல்லைங்கலா, இசைக்கு சம்பந்தமான போட்டிகள்லாம் வந்து <inhales> நம்ம வந்து அவுங்க வந்து அங்க கடசி ஃப, ஃப, ஃப கடசி இறுதிப் போட்டிய வந்து, இதுல நடத்திட்டுருப்பாங்க. அ ஸ் ஸ்டேடியம் ஸ்டேடியம் ஸ்டேடியம்‌ல நடத்திட்டுருப்பாங்க. ஆனா, நம்ம வீட்டிலருந்தே, நேரலயா பாக்க முடியுது இல்லைங்களயா, அது நல்லா தான் இருக்கும். நல்லா தான் அந்த அளவுக்கு
ஆமாமாமாமா. ஆமாமா நான் கேள்விப்பட்ருக்கேன். ஆ ஆமா. ஆமாமா. ஆ ஆமா. அங்க டிக்கெட் செலவு பண்ணி, நம்ம போயி, ஏதோ ஒரு வரிசைல வொ அமர்ந்து, <inhales> அந்த ஸ்க்ரீன்ல பாக்கறதுக்கு, இது வந்து நல்ல ஒரு ஆலோசனை தான்.
ஆமா. அதனால வந்து தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருச்சு அப்டினம் போது வந்து
ஆமா. இப்ப வந்து நீங்க, <inhales> இசைய வந்து, இப்பலாம் வந்து Bluetooth ஸ்பீக்கர் வந்துருச்சு. <inhales> அந்த மாதிரி க அ காதுல மாட்டி நம்ம மட்டுமே வந்து நல்லா ரசிச்சு கேக்குற அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு, இல்லையா? <inhales> அந்த அந்த மாதிரி இதுல நீங்க எது வந்து ஆர்வம் காட்டுவீங்க? எந்த ஒரு Bluetoothஓ இல்ல அ ஸ்பீக்கர் போட்டு பண்றதா? அந்த மாதிரி கேட்குறேன்.
ம். ஆமா. ஆ அதுல வந்து எனக்கு புடிச்சதுல வந்து, இப்ப கூட Bluetooth எல்லாமே வந்துட்டா கூட நான் வந்து வயர்ட் ஹெட்போன்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன் அப்டின்னா வந்து, அதுல வந்து எந்த ஒரு அ சின்ன ஏன்னா இப்போ Bluetoothல கூட சில நேரங்கள்ல வந்து சில சின்ன சின்ன குறைகள் இருக்கும். ஏன்னா வந்து கொஞ்சம் தள்ளி போய்ட்டா இது பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து இதுல "லாஸ்லெஸ்" அப்டின்னு சொல்வாங்க. அதாவது ரொம்ப துல்லியமா கேக்கும். எ சார்ஜ் போடத் தேவல்ல. அது மாரி வந்து நெறைய இதெல்லாம் இருக்கு. அதனால வந்து இப்பய் கூட வந்து நீங்க உதாரணத்துக்கு வந்து பெரிய பெரிய ஸ்டுடியோக்கள்ல போய் பதிவு பண்றாங்க இல்லையா? இசைய பதிவு பண்றாங்க இல்லையா? <inhales> அவங்களே பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வயர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க.
ஆமா. ஓ. ஆமா. ஆ, கேள்விப்பட்டுருக்கேன் இதுவுமே நான் அ கேள்விப்பட்டுருக்கேன். சரிதான்.
நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீ ஆமா. ஏன்னா வந்து, அது தான் வந்து, அந்த அளவுக்கு வந்து ஸ் துல்லியமா குடுக்கும், நம்மளக்கு. அந்த இசைய. அதால வந்து அந்த தொழில்நுட்பம் எவ்வளவு தான் வளர்ந்தாலுமே வந்து, நான் வந்து வயர்ட் தான் இப்ப வரைக்குமே என் வீட்ல யூஸ் பண்றேன். என்னோட ஃபோனுக்கு எல்லாத்துக்குமே வந்து வயர்டு தான் யூஸ் பண்றேன்.
நல்லது நல்லது. <inhales> இவ்ளோ தூரம் வந்து தொழில்நுட்பத்தின் இசை ஆர்வத்த பத்தி நல்லா சொன்னீங்க. <inhales> நெறைய தகவல்கள் சொன்னீங்க. <inhales> CDல ஆரம்பிச்சு Bluetooth வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சுட்டிங்க. <inhales> ரொம்பவே நல்லாயிருந்தது உங்களோட பேசினது வந்து ரொம்ப மகிழ்ச்சி.
மகிழ்ச்சிங்க ரொம்ப நன்றி!
ரொம்ப நன்றி! ரொம்ப நன்றி!